நம்ம சமூகத்துல வந்துட்டு, நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். ஒரு குடும்பமாக இருக்கட்டும். இல்ல, தனிப்பட்ட நம்ம ஒரு விருப்பம். நமக்கு புடிச்ச மாரி ஒரு விஷயத்த பண்ணணும்னா, நம்ம நிறைய விஷ விஷயங்கள வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. "ஐயயோ! இவங்க என்ன நினைப்பாங்க? என்னுடைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? எனக்கு இந்த விஷயம் புடிச்சிருக்கு. இந்த சமூகம் வந்து, என்ன வந்து முத்திரை குத்திருமோ! இந்த மாதிரி நான் வந்து பண்றது சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு மன அழுத்தத்துக்குமே வந்து காரணமாவும் இருக்கு. <sighs> அப்போ வந்து, நமக்கு ஒரு விஷயம் பண்ணலான்ட்டு இருக்கு. ஆனா, அந்த சமூக அழுத்தத்துக்காக நம்ம அத பண்ணாமையும், அத 2ம் சமமா கொண்டு வரதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லைங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
ம். ஆமா. ம்ஹ்ம். ம். ம். கண்டிப் ம். ஆமா. கண்டிப்பா. என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரியான சமூக அழுத்தங்கள் எனக்கு நிறையவே இருந்திருக்கு. அதோட என்னோட மனைவிக்குமே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒ படிப்படியா முதல்ல என்னோடது சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என் மனைவியித சொல்றேன். என் என்னோட குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அ பெரும்பாலும் எல்லாரும் விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஆனா, என்னோட அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் அதில பெரிய பங்கு இல்ல. அவங்களுக்கு அதுல விருப்பமும் இல்ல. அதனால அந்த விவசாயத்துல யாரும் பெருசா ஈடுபாடு காட்டல. ஆனா, எனக்கு வந்து சின்ன வயசுலேயே எங்க அம்மா கூட நான் சேர்ந்து இந்த தோட்டம் வைப்பாங்க. தோட்டம் எடதிருக்கு. அந்த தோட்டம் வைப்பாங்க. ஆனா, அவங்கள பொறுத்தவரைக்கும், "விவசாயங்கிறது, நம்ம படிச்சு முன்னாடி போகணும்னு நம்ம குழந்தைய வளர்க்கிறப்போ, அது அந்த குழந்தைய பின்னோக்கி இழுக்குது" அப்படின்னு அவங்க நினைச்சிட்டுருந்தாங்க.
ம். சொல்லுங்கங்க. ம். ம். சரிங்க. ம். ம். ஓ! அதாவது படிப்பு, வேலை அந்த மாரி போலாம், அப்டின்னு நினைச்சிருப்பாங்க போல அவங்க, ம் சொல்லுங்க.
ம். ஆ, ஆமா, ஆமா. கண்டிப்பா. அவுங்க அவுங்க எப்டி நெனைச்சாங்கன்னா, "நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போவேன்னு நான் நெனைச்சிட்டு இருந்தேன்." நீ அதை "நான் வந்து வேலையை விட்டுட்டு நான் விவசாயம் பண்ண போறேன்னு," நான் சொல்லலை. ஆனா, அவுங்க அதை எப்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா, வேலையை விட்டுட்டு நான் விவசாயம் தான் பண்ண போறேன்னு, அவுங்களா புரிஞ்சுகிட்டாங்க. அப்டியும் அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். "அப்டிலாம் இல்ல நான் ஒரு வேலையில இருப்பேன், கூடவே வந்து விவசாயமும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு." அதனால இப்போ ஒரு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் வாங்கினாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25,00,000 வந்து செலவு பண்ணணும். அந்த அந்த நேரத்தில நான் என்ன சொன்னேன்னா, "இது வெறும் 1/2 கிரவுண்ட் எடம். இந்த 1/2 கிரவுண்டு எடத்தில நீங்க என்ன பண்ணிட போறீங்க? ஆல்ரெடி நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு. கூட நம்ம ஒரு 2 வாட வீடு வாடகைக்கும் விட்டுருக்கோம்." அப்டின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, "இல்லை, இது நாளைக்கு விலை ஏறும். அப்டி வெலை ஏறுறப்போ அது நல்ல லாபத்துக்கு, உன்னோட படிப்பு செலவுக்கு கூட நான் விக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவுங்க என்கிட்ட அந்த மாரி சொன்னாங்க. அப்போ அப்போ வந்து நான் சொன்னேன். "இல்லைம்மா இது வந்து நமக்கு அ இதில வர்ற லாபத்தை விட, நம்ம ஒரு விவசாயம் பண்ணலாம். அந்த எடத்தை ஒரு குத்தகைக்கு விட்டோம்னா, நமக்கு மாசம், மாசம் ஒரு வருமானம் வரும். ஓ! ம். நம்ம இதே வீடு கட்டினா தான் நமக்கு ஒரு லாபம். இருவத்தைந்து லட்சம் அது கூட ஒரு 25,00,000 செலவு பண்ணா மட்டும் தான், நமக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் வரும். இதுவே ஒரு விவசாய இடமாக பார்த்து வாங்கினோம்னா, இந்த மாதிரி இருக்காது." அப்படின்னு சொன்னேன். "இல்ல, இல்ல என்ன ஆனாலும் நான் அப்டி பண்ண மாட்டேன். உன்னோட திசை வந்து மாறிடும். அதனால நான் அந்த மாரி பண்ண மாட்டேன்." அப்டின்னு சொல்லிட்டு அதை எனக்கு அவுங்க செய்யவே இல்லை.
ம். ம். ஓ! சரி ம். ம். ம். சரிங்க. ம். ம். சரிங்க. ம். ம். ம். கண்டிப்பா. ஆமா. ம். ம்ஹ்ம். ஐயோ! ம். ம். அது உங்களுக்கு ஒரு விதமான வருத்தத்தையும் தான் தந்திருக்கும். ஏன்னா, நீங்க சொன்ன விஷயம் ரொம்பவே உண்மையான விஷயம். இப்ப நம்ம ஒரே, ஒரு நிலம் வாங்குறோம் அப்படீன்னா, அந்த நிலத்துக்கு வந்து அந்த நிலம் விற்கிறதா இருந்தாலும், அதுக்கு எல்லா வளமும் இருந்தா தான் இன்னொருத்தவங்க வந்து வாங்குவாங்க, இல்லைங்களா? நீர் வசதி இருக்கா? எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய வேலைப்பாடுகள் இருக்கு அதுக்கு. ஆனா, விவசாயம் அப்படி இல்ல, விவசாயம் வந்து நம்ம அந்த இடத்தை குத்தகைக்கு விட்டா நமக்குன்னு ஒரு வருமானமும் வரும். மண்ணும் வந்து நல்லா வளமுள்ள மண்ணாவும் இருக்கும். ம்.
அ. ம். ஆமா. ம். கண்டிப்பா. ஆமா, ம். கண்டிப்பா. ம். ஆமா. ம். ம். கண்டிப்பா. ஆமா. ஆமா, கண்டிப்பா. இப்போ அ நீங்க சொல்றீங்க இல்லையா? நமக்கு மண் நலமா இருக்கும்ன்றத தாண்டி நமக்கு இன்னைக்கு ச நமக்கு கடைகள்லயோ, இல்ல நம்ம ஏதோ பெரிய இடத்துல போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ வாங்குற காய்கறிகள்லாம் கூட நெறைய இந்த நஞ்சு தன்மை வாங்க வாய்ந்த பூச்சி வெரட்டிகளல்லாம் தெளித்து, அது மாதிரி தான் நமக்கு அதில கெடைக்குது. அந்த மாரி, அது உணவையே நான் அந்த வீட்ல மாத்தணும். ஒரு வீட்டு பழக்கவழக்கத்தையே நா ஒரு சரி செய்யணும்ன்னு நெனைச்சுதான் இந்த இயற்கை வேளாண்மை, அந்த மாதிரியான நெறைய விஷயங்களை பத்தி படிக்கவும் ஆரம்பிச்சேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "இவன் என்ன இதெல்லாம் வந்து ஒரு வயதான ஒரு ப் அ பருவத்தில இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய விஷயத்த, இந்த சின்ன வயசுலேயே இதெல்லாம் பண்றானே!" அப்படீன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்க பார்க்குற பார்வையே ரொம்ப ஏளனமா இருக்கும், சொல்லப்போனா.
அ. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரிங்க. அச்சச்சோ! ம். ம். அதாவது இந்த சமூகம் வந்து ஒரு கட்டுப்பாட கொண்டு வருதோன்னு நானுமே நெனைக்கிறேன். ஏன்னா, வயதானவர்கள் தான் விவசாயம் செய்யணும்ன்னு இல்ல, இல்லைங்களா? நம்மளும் செய்யலாம். இளைஞர்கள் செஞ்சா அது இன்னுமே பலனளிக்கும். அவங்க இன்னும் ஆர்வமா செய்வாங்க. நமக்கான ஆரோக்கியமும் வந்து அதிகமா இருக்கு. ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. <chuckles> சொல்லுங்க.
ம். அப்டி இருந்தப்போ, ம். ஆமா. ம். <chuckles> ஆமா, ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப், <chuckles> ஆமா. அதே மாரி நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நம்ம வீட்ல நெறைய வந்து கழிவுகள் வெள்ல போகும். உதாரணத்துக்கு, இந்த காய்கறி தேவையில்லாம தூக்கி போடுறது. அதே சமயத்தில, "இந்த காகிதங்கள் இந்த மாரி விஷயத்துலலாம் நம்ம எப்டி அத திருப்பி மழுசு மறுசுழற்சி செஞ்சு வீட்டுகுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய பொருட்கள் செய்றது." அப்படீன்னு சொல்லீட்டு நெறைய ஆர்வத்தோடு நான் நெறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில விஷயத்தலாம் அவங்களுக்கு நான் சொல்றப்போ, அவங்க அத எடுத்துக்கவே மாட்டாங்க. "குப்பன்னா வீட்டுக்கு பின்னாடி போட்டு கொளுத்தணும்" அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். ஆனா, அதில தேவையில்லாத பொருட்கள் போட்டு எரிக்கிறதுனால, நமக்கு எவ்வளோ தீங்கு விளைவிக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கவே இல்ல, கடைசி வரைக்கும்.
ம். ஆமாங்க. ம். ம். சரிங்க. ஐயோ! அச்சச்சோ! ம். ஆமா. கண்டிப்பா நம்ம இப்ப குப்பை எரிக்கிறது ரொம்ப சாதாரணமா சொல்றோம். அதனால எவ்வளோ காற்று வந்து மாசுபடுது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதே இல்ல. ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க. ம்.
ம். ஆமா. ம். ம். ம், கண்டிப்பா இப்போ நம்ம வந்து ஒ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அ அ வாட்டர் பாட்டில்ல நம்ம தண்ணீ குடிக்கிறோம், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். அதில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நெறைய சின்ன சின்ன துகள்களா இந்த நெகிழிகள் வந்து நம்ம வயித்துக்குள்ள போயிட்டு, இன்றைய நிலைமையில அந்த தாய்பால்ல கூட, "இருக்கிறதுலயே உலகத்திலயே சுத்தமான ஒரு விஷயம்னா, தாய்ப்பால் தான்" அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா? ஆனா அந்த தாய்ப்பால்லயே கலக்கக்கூடிய அளவுக்கு இந்த, அ சிறிய அளவில இருக்கக்கூடிய இந்த நெகிழிகள் வந்து, ஆபத்தை விளைவிக்குது. "இது நம்ம வருங்காலத்துக்கு பெரிய ஆபத்தாவே முடியும் அப்படின்னு" சொல்லி கொண்டு, நெறய வ நியூஸ் சேனல்கள்ல, தொலைக்காட்சிகள், நெறைய பேர் இதெல்லாம் பேசுவாங்க.
சரிங்க. ம். ம். ஆமாங்க. ஆமாங்க.
ம், அதெல்லாம் வந்து அவுங்களுக்கு நான் கொண்டு போணும்னு முயற்சி பண்ணுறப்போ, "இதெல்லாம் ரொம்ப செரமமா இருக்கு, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது" அப்டின்னு சொல்லிட்டு, ரொம்பவும் சலிப்பா நா இது பண்ணுவாங்க என்கிட்ட.
ம். கண்டிப்பா. இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, எது ரொம்ப எளிதில கிடைக்குதோ, எது ரொம்ப மலிவா கிடைக்குதோ, அது அவுங்களுக்கு மிக சிறந்தது அப்பிடின்னு நினைச்சுக்கிறாங்க. அது ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. சமூக அழுத்தம் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஐயோ! என்னால முடியல. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. அந்தமாரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ம். ம். ஆமா. உண்ம. ம். ம்ஹ்ம். <laughs> ம். ஆமா. இந்த மாதிரி நான் செய்ற ஒரு, ஒரு முயற்சிகளையும் அதாவது ஒரு இயற்கைய காப்பாத்தணும். அத நம்ம வீட்டிலருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வீட்ல ஒண்ணு செஞ்சா தானே, நம்ம அடுத்து நம்ம சு சுத்தி இருக்கிற ஒரு குடும்பங்கள்லயோ, இல்ல சுத்தி இருக்கிற ஒரு அ தெருக்கள்லயோ நம்ம அத போய் மாற்றத்த கொண்டு வர முடியும். அந்தமாரி இருக்கிறப்போ, அவுங்களே அதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்றது எனக்கு ஒரு மிகவும் ஒரு பெரிய சமூக அழுத்தமாவே இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த வயசில நீ படிக்க மட்டும் தான் செய்யணும். இந்த வயசில நீ இத தாண்டி நீ வேற எதுவும் செய்யக்கூடாது, அப்பிடிங்கிற மாதிரியான அழுத்தம் எனக்கு கடைசி வரைக்கும் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அப்போ எப்படா, நம்ம அந்த கல்லூரி படிப்ப முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போவோம். வேலைக்கு போறப்போ நம்ம அத வந்து கண்டிப்பா நிறைவேற்றணும், அப்பிடின்னு சொல்லிட்டு உ அந்த, அந்த அத நோக்கியே நான் ஓடவே ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கலாம்.
ம். ம். கண்டிப்பா, இருக்கும். ம். ம். கண்டிப்பா. ம். <laughs> அ. கண்டிப்பாங்க. அதையும் தாண்டி எப்படீன்னா, இப்போ அவங்க தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்களோன்னு கூட நமக்கு தோணும். இப்ப நம்ம ஒரு விஷயம் படிக்கலான்ட்டு போவோம். "இதை எதுக்கு எடுக்கறீங்க? நீங்க இந்த சப்ஜெக்ட் எடுங்க." அப்படி சொல்வாங்க. கா நம்ம வந்து கல்லூரில படிச்சுட்டுருப்போம். அடுத்து என்ன வேலை தான, வேலை முடிப்போம். அடுத்தென்ன கல்யாணம் தான, க கல்யாணத்தை முடிப்போம். அடுத்தென்ன கொழந்தை தான. இப்படி சமூகத்தை சார்ந்தே நம்ம வாழ்க்கை நகர்கிறதோன்னு எனக்குமே தோணுது. இதையும் மீறி வந்து உங்களுடைய கனவுகள் வந்து நடந்துதா? அ அந்த விவசாயம் வந்து நீங்க பண்ணீங்களா?
ம். ஆமா. ம். ஆமா. ம். ஆமா. <chuckles> <chuckles> ஆமா. கண்டிப் ஆ. ஆஹா. இல்ல, இப்ப வரைக்குமே நான் அதுக்கு முயற்சிதான் பண்ணீட்டு இருக்கேன். இப்போ நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது நம்ம படிக்கணும், அடுத்து திருமணம் பண்ணனும். இதே மாதிரி தான், எனக்கும் ஒரு 28, 29 வயசுல தான் திருமணம் பண்ணணுன்னு ஆசை. இருந்தாலும் எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க குடுத்த அழுத்தத்தில வேற வழியே இல்லாம, நான் 25 வய வயதிலயே வந்து நான் திருமணத்துக்கு அ உள்ள வந்துட்டேன். அப்போ, <chuckles> அப்போ வந்து என்னோட கனவு எல்லாமே அந்த இடத்துல, ரொம்பவும் ஆபத்தான ஒரு சிக்கல்லையே நான் போய் சிக்கிட்டேன்னே சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்போ நீங்க சொன்ன மாரி, திருமணத்துக்கு அப்பறமா என்ன? வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும். அதுக்கு பின்னாடி இப்ப நான் ஓடிட்டுருக்கேனுங்களா, அதனால என்னால இப்ப வரைக்குமே இன்னும் விவசாய இடம் வாங்க முடியல.
ம். சரிங்க. ஐயோ! ம். <laughs> கண்டிப் ம். கண்டிப்பாங்க. ஏன்னா, நம்ம நீங்க சொன்ன மாரி ஒரு 28, ஒரு 29 அந்த மாரி காலகட்டம் இருக்கறப்போ, உங்களுக்கான நேரமும், காலமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன பண்ணலான்னு நீங்க வந்து யோசிக்கலாம். நீங்க ஒருவேள தவறாகவே போனாலுமே அதுடைய பாதிப்பு வந்து உங்களை மட்டும் தான் வந்து சார்ந்ததா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு, ஒரு மனைவி அப்பிடின்னு ஒருத்தவங்க, ஒரு வழித்துணை அந்தமாரி வந்துட்டாங்க அப்டின்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே வந்து அவங்களையும் பாதிக்கும். அப்ப வந்து நீங்க முடிவு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுக்க வேண்டியதாகவே வருது. அந்த ஒரு இடத்துக்கு வந்து இந்த சமூகம் தான் உங்கள தள்ளுதுன்னு சொல்ல வர்றீங்க இல்லேங்களா?
ம். ம். ம். ஆமா. கண்டிப்பா. ம். உண்ம, உண்ம. ம். கண்டிப்பா. ம். <chuckles> ஆமா. ஆமா. கண்டிப்பா. இதுவே எனக்கு ஒரு 29, 30 வயதில திருமணம் ஆயிருந்துச்சு அப்பிடின்னா, நான் அப்பவே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் இல்லயா! அதில ஒரு சிறிய தொகைய வந்து நான் இந்தமாரி விவசாய இடம் வாங்கணும்ன்றதுக்காகவே நான் சேர்த்து வச்சிரக்க முடியும். ஆனா, இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்ததுக்கு பதிலா நான் ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும். அப்பிடி போறேன். இப்பவும் எ நான் அன்னக்கி எங்க அம்மாகிட்ட சொன்னேன்," க்ரௌண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு ஒரு விவசாய இடம் வாங்கலாமே!" அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா, இப்ப நான் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இப்ப இருக்க வீடு இல்ல. குடும்பம் பெருசாயிடுச்சு. அந்த இடத்துல நம்மளோட அடுத்த தலைமுறைய கொண்டு வளக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையினால, இப்ப நானே அதே தப்ப திருப்பி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டேந்தான் தான் நான் சொல்வேன். ம்.
ம். ஆம். கண்டிப்பா. ம். ஹூம். ம். ம். ஐயோ! ச்சே! நம்மள அந்த இடத்துக்கு வந்து தள்றாங்க தான். நம்ம மனசு இல்லனாலும், நம்ம அத பண்ண வேண்டிய சூழ்நிலையில வந்து நம்ம இருக்கோம். ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இது வந்து உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். நீங்க வந்து உங்களுடைய மனைவிக்கும் இதே மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. சமூக அழுத்தத்தினால அப்பிடின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
ஆமா. ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ம், கண்டிப்பா. இப்போ நான் வந்து என்னோட மனைவிய ரொம்ப வற்புறுத்தி அவங்கள வேலைக்கு போங்க அப்டின்னு நான் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனா அவுங்களோட கல்லூரியா இருக்கட்டும், பள்ளிகளா இருக்கட்டும். இதுல எல்லா துறையிலேயுமே வந்து அவுங்க ரொம்பவும் சிறப்பாக படிச்சு அவுங்களோட திறமைகள ரொம்பவும் அழகா வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண்கள்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா, அவுங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைச்சது கல்லூரில. அப்போ வந்து அவுங்க அப்பா இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே அவுங்க என்கிட்ட ஸ் பேசும்போதே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. என்னன்னா, "எனக்கு இந்தமாரி ஒரு வேல கிடைச்சது. எங்க அப்பா வந்து ஒரு உடை உடை உடுத்தணும் அப்டினாகூட நீ உன் கணவனோட அ விருப்பத்தின் பின்தான் நீ இந்த ஒரு உடை அணியணும். நீ வே ஒரு இடம் உன் நண்பர்களோட வெளில போகணும் அப்டின்னா, அது உன் கணவரோட இதுல தான் நீ போகணும். எங்க வீட்ல இருக்கற வரைக்கும் நாங்க சொல்றமாரி எங்க வீட்டுக்குள்ள மட்டும் தான் நீ இருக்கணும். நண்பர்களோட பெருசா வெளிய போ கூடாது." ஒரு அருமையான வேலை கிடைச்சது அவுங்களுக்கு. அப்போ வந்து அந்த வேலையில அவுங்க தொடர்ச்சியா வேலைக்கு போறப்ப! ம் இரவு நேரங்கள்ல வந்து ரொம்ப தூரம் பயணிச்சு வீட்டுக்கு வரமாரியே வாகனத்தில வந்த வர மாரியான ஒரு சூழ்நிலைலாம் இருந்துச்சு.
சரிங்க. ம். ம். ம். சரிங்க. ம். ஆ. ம். ம். சரிங்க. சரிங்க.
அந்த அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு நல்ல நிறுவனம் தான். இருந்தாலும் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா, அவுங்கள 5:00 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும். அந்த மாரில்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட மனசு முழுசா இரு எப்படி இருக்கும்ன்னா, "5:00 மணிக்கு மேல யார் போறாங்களோ, அவுங்கள வலுக்கட்டாயமா 7:00 மணி வரைக்கும் உட்கார வச்சு வேலை வாங்கீட்டு, அதுக்கப்பறமா தான் அனுப்பணும்." அப்படீங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் வந்து, அவங்களுக்கு அங்க குடுத்தாங்க.
ஆமா. அய்யய்யோ! <laughs> ம்.
ம். அதெல்லாம் வந்து அவுங்க அப்பா புரிஞ்சிக்காம, "இல்ல நீ இந்த வேலையில தொ தொடராத, இதுக்கு பதிலா நீ வந்து அரசு பணிக்கு முயற்சி பண்ணு." அப்படீன்னு சொல்லி அவுங்க வந்து, அவுங்கள வந்து வேலைய விடவே வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவுங்களுக்கு ரொம்ப ஆசை அந்த வேலையில. எனக்கு அ அ அதாவது, ஒரு இந்த அரசு வேலைக்கு போகணுன்றதுலேயும் ஒரு ஆசை இருக்கு. அதே சமயத்தில இதையும் பண்ணிட்டு, அதுவும் பண்ணணும். 2மே ஒரே நேரத்தில பண்ணணுங்கிறது தான் அவுங்களோட நோக்கமா இருந்துச்சு. கடைசியில அவரு அவங்கள பண்ணவே விடல. அதனால எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுகிட்டதுனால, அவுங்கள வந்து திருமணம் ஆன உடனே ஒரு 1, 2 மாதத்திலேயே அவங்களுக்கு இன்னொரு வேலையும் கெடைச்சது. அப்போ அவங்களுடைய அப்பா, அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா, "இல்லப்பா வேணாம். ஒரு ஒரு 6 மாதம் கழிச்சு போகட்டும்." அப்படீன்னு சொன்னாங்க. எங்க அம்மாவும் என்ன சொல்லிட்டாங்க அப்படீன்னா, "ஏம்பா திருமணமாயி 2டே மாசத்தில உன் மனைவியை நீ வேலைக்கு அனுப்பிட்ட அப்படீன்னா, அவுங்க அப்பா, அம்மா என்ன நெனைப்பாங்க? நீ வந்து ரொம்ப தப்பு பண்றதா நெனைப்பாங்க." இப்படி ஒ இப்படி ஒரு சமூக அ ஒரு அழுத்தம்ன்னே சொல்லலாம். எனக்கு அவுங்கள அனுப்பணும், அவுங்கள வந்து ரொம்பவும் மேல உயர்த்தி பார்க்கணும்ன்னு ஆசை. அப்படி ஆனா இந்த சமூக அழுத்தத்தினால, அவங்கள அந்த வேலைக்கு அனுப்ப வைக்க முடியல என்னால.
ஐயோ! ம். ஓ! சரிங்க. ம். சரிங்க. ம். ம். ம். அய்யயோ! கண்டிப்பா. ம். அச்சச்சோ, ரொம்பவே ம் சொல்லுங்க.
ம். அந்த ம். அந்த வேலைக்கு மட்டும் அவங்க போயிருந்தாங்க அப்படீன்னா, இன்னைக்கு அவங்க வாங்குற சம்பளத்த விட 2 மடங்கு சம்பளம் அதிகமா இன்னைக்கு வாங்கியிருந்திருப்பாங்க. அப்படி வாங்கியிருக்கிறது மூலியமா, அவங்க அப்பா அம்மாவும் வந்து கொஞ்சம் சிரமத்துல இருந்து வெளியில வந்திருப்பாங்க, என் மனைவிக்கும் வந்து ஒரு, ஒரு தாழ்வு மனப்பான்மை வராம இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பியோட மனைவி வந்து, இவங்கள விட 2 மடங்கு அதிகமா வாங்குறாங்க, இவங்க ஒரு 3 4 வருடம் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த கிடைச்ச வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் குழந்தைக்காக முயற்சி பண்ணோம். நான் வெளி வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, இதுமாரி ஒரு 3 4 வருடம் அவங்களால வேலைக்கு போக முடியாம, அவங்க இப்போ தான் கொஞ்சம் வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க!
ம். ஐ ம். கண்டிப்பா. ஓ! கண்டிப்பா. ம். ம். ஓஹோ! கண்டிப்பாங்க இந்த சமூக அழுத்தம் அப்படிங்கிறது ஆண விட பெண்ண ரொம்ப போட்டு தாக்குதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அ வீட்ல இருக்கிற வரைக்கும் தாய், தந்தை சொல்ற விஷயங்கள வந்து நாங்க கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து கணவர், கணவருடைய வீட்டுல இருக்கிறவங்க, அப்புறம் பக்கத்துல என்ன சொல்வாங்க, அக்கம் பக்கம், சொந்த பந்தம், எல்லாரையும் ப சார்ந்தது தான் வாழ்க்கையோ அப்படின்னு ரொம்ப தெளிவாவே தெளிவாகவே சொன்னீங்க, உங்களிடம் இந்த விஷயத்தில் பேசினதில் ரொம்பவும் மகிழ்ச்சி, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, மீண்டும் பேசலாம் நன்றி.
ம். ஆமா. ம். கண்டிப்பா. ம். ஆ. கண்டிப்பா. ம், ம்ஹ்ம். கண்டிப்பா, உங்களுக்கும் இந்த நான் சொன்ன நிறைய விஷயம், உங்களோட வாழ்க்கை சார்ந்தே இருந்திருக்கும். நீங்க அதுல எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்கன்றது என்னால கண்டிப்பா உணர முடியுது. கண்டிப்பா இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமா தான் இருக்கு பெண்கள் மேல. இதுக்கு தீர்வுன்றது ஒரு ஆணிடம் மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து என்னோட மனைவிக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட எல்லா உதவியும் கூட நின்னு செஞ்சிருக்கேன். இதுனால எனக்கும் நான் ரொம்ப பெருமை அடையறேன், இதை நீங்க எல்லாம் கேட்டு எனக்கு வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப ந
<laughs> கண்டிப்பா. ம். ஆமாங்க. ம். ரொம்ப ம். நன்றிங்க, ரொம்பவே நல்ல விஷயம். நன்றி.